சரி. ஆனா, இப்ப வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் தாங்க விரும்புறாங்க, நெறைய பேர். நீங்க பார்த்து இருக்கீங்களா? பட்டர்ஸ்காட்ச்சோட டேஸ்ட் வந்து பொதுவா
அதனால, இந்த மாரி விஷயங்களா பண்ணோம். ஆமாங்க. அந்த பட்டர்ஸ்காட்ச்ல ஒரு அந்த எல்லோ கலர்ல ஒரு உருண்ட மாரி வரும். கடிச்சா, அது ஒரு இனிப்பா இருக்கும், இல்லீங்களா, ஆமா.
ஆ. செமையா இருக்கும் இல்லங்க, <chuckles> நெறைய பேரு, என்னோட கணவர் கூட பட்டர்ஸ்காட்ச் தான் ஆரம்பத்தில சொல்லுவார். நான் வந்து கேட்க மாட்டேன். ஆனா, ஒரு டைம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணிக் குடுத்தாரு, அதுலிருந்து எங்கே போனாலும் நானும் பட்டர்ஸ்காட்ச்னு <chuckles> புடிக்க ஆரம்பிச்சுட்டேங்க.
சரிங்க. ஆமா. பட்டர்ஸ்காட்ச் எனக்கு வெண்ணிலா சுத்தமா புடிக்காதுங்க, நான் வாழ்க்கையில வெண்ணிலாவும், சாக்லேட்டும் சாப்பிடவே மாட்டேன். ஆமா. ஸ்ட்ராபெர்ரி, மேங்கோ எனக்கு ரொம்ப புடிக்கும்.
ஆமாங்க. எனக்கும் பிடிக்காதுங்க. <chuckles> ஆ எனக்கும். நான் வந்து சொல்லுவேன், வெண்ணிலால ஒரு ஐஸ்கிரீமா? அதுக்கு ஒரு ஃபேன் வேறையா? அப்டின்னு கேட்பேன்.
கரெக்ட் தாங்க. அத தான் நானும் சொல்லுவேன். வெண்ணிலா என்னன்னா, வெள்ளக்கலர்லக்கு பால் ஊத்தினா, வெண்ணிலா வருதுன்றுவேன்.
ம். ஆமாங்க. நானும் அப்டிதான் சொல்லுவேன். <chuckles> சிறப்புங்க. இப்போ ம், ம்.
ஆமா. அப்புறம் இந்த வெஜிடேரியன் பக்கம் போனோன்னா, என்ன பண்ணோம், கொஞ்சம் டிஃபரென்ட்டா இருக்கட்டுன்னு கொஞ்சம் கம்மஞ்சோறு, அப்புறம் வந்துட்டு, ஆ இந்த கம்மஞ்சோறுக்கு தயிரு தனியா வைச்சுருந்தோம். அப்புறம் வந்து, எங்க சைடு கொஞ்சம் இந்த பருப்புஞ்சோறு அப்டிங்கிறது ஃபேமஸுங்க.
சரிங்க. பருப்பு, பருப்புஞ்சோறுனா, எந்த மாரிங்க?
பருப்புஞ்சோறுனா, அந்த அ அரிசியும்பருப்பு, அது இங்க பருப்புஞ்சோறு. அ கரெக்ட்டு, அதுதான். அதுவும் சேத்து பச்ச புள்ளி ரசம் இருந்ததுனால, சரி, அது ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாரி விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு எங்க அ காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் வந்துட்டு உப்பு பருப்பு, ரசம் ஆ இந்த மாரி விஷயங்கள். சரி, கொஞ்சம் ஏனா, வயசானவங்க தான் பாதி பேர் வெஜ்ஜா இருக்காங்க.
அரிசிம்பருப்பா? ஆ, <chuckles> அது சரிங்க. சிறப்புங்க. நீங்க வந்து ஆ. அதாவது நீங்க வெஜ்ஜிலே வந்து சலிச்சு வைக்கலைங்க. அதிலே சூப்பரா வந்து பண்ணியிருக்கீங்களே! கம்மஞ்சோறுலாம் என்ன மாரி ஒரு ஐடியாங்க! எப்டி பிளான் பண்ணீங்க?

ஓகே. புரியுது, புரியுதுங்க.
ஆமாங்க. அதனால சரி அது பிளான் பண்ணோம். அப்புறம் மெயின் டிஷ்ன்னு வரும்போது எல்லாருக்குமே, அந்த பிரியாணி அப்படிங்கிறத பார்த்தாலே எச்சி ஊரும் இல்லைங்களா?
ம். ஆமாங்க. <laughs> நீங்க சொல்லும்போதே எனக்கே ஒரு மாரி ஆவுது, பிரியாணிக்கு எப்ப வருவீங்க வருவீங்க? <laughs> சரிங்க.
ஆமாங்க. அது வந்து அதனால மட்டன் பிரியாணி. ஆமாங்க. பேச, பேச எனக்கு பசிக்குதுங்க. அப்புறம் இந்த பிரியாணிய வந்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கு தயிர் பச்சடி, அப்புறம் வந்து நாங்க மட்டன்ல ஆட்டுல இந்த கொழுப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆ சரிங்க.
அந்த கொழுப்பு, இந்த இந்த நல்லி எலும்பு இந்த மாரி விஷயங்கள மட்டும் போட்டு, எலும்பும், கொழுப்பும் மட்டும் தான் அந்த குழம்புல இருக்கும். அது ஒரு மாரி விதமான ஒரு ருசியா இருக்கும்.
ம். ஹும். சரிங்க.
சோ இந்த விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு அ வழக்கம் போல வெள்ள சாப்பாடு இருந்துச்சி. ஆ இன்னொரு நாட்டுக்கோழி குழம்பு இருந்துச்சுங்க.
ஓ! நாட்டு கோழியுமா ஓகே. <chuckles> எதையுமே விட்டு வெக்கல? சரிங்க.
ஆமாங்க. அப்புறம் வந்து பச்சப்புளி ரசம் வச்சிருந்தோம். அப்புறம் வந்துட்டு தயிரே வந்து தாளிச்ச தயிர்.
ம் சிறப்பு.
ஆமா. ஏன்னா கொஞ்சம் இது வந்து நம்ம நெறைய பேரத்துக்கு போட்டா இத்தனை டிஷ்லாம் பண்ண முடியாதுங்க. கஷ்டமா இருக்கும். நமக்கு பட்ஜெட்டும் எகிறிரும். சரி ஒரு ஒரு 30-40 பேர் நம்ம வந்து அளவாவே லிமிட்டா இருக்கிறனால, ஓரளவுக்கு சரி வரவுங்க நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தியா போகட்டும். ஏனா கல்யாண வேலைலாம் எடுத்து போட்டு செஞ்சிருக்காங்க பாவம். அவங்களும் கொஞ்சம். ஆமா நிம்மதியா சரி பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா, நல்லா சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டோங்க. அப்புறம் இந்த ஐ டெசர்டுக்கு வந்துட்டு ஆ ஐஸ்கிரீம், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வச்சுருந்தோம். ஏனா எல்லோருமே வெண்ணிலா, வெண்ணிலான்னு போர் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க.
கண்டிப்பா. <laughs> சீரல்லாம் செஞ்சிருக்றாங்கள்லங்க. அது வேற. <laughs> ஆ. ஓகேங்க.

ஓ! சூப்பர்ங்க, சொல்லுங்க.
ஆமாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க வந்து பிளான் பண்ணோம் ரொம்ப பெரிய கூட்டங்கள்லாம் கூப்பட வேண்டாம். அ, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் ஒரு 50 60 பேர், அப்பறம் நம்ம நெருங்கிய நண்பர்கள கூப்பலாம் அப்டிங்கிற மாரி முடிவு பண்ணோங்க. இப்ப இந்த மாரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ பேரு வராங்க. எத்தன அ, மெம்பர்ஸ் வராங்கன்னு கால்குலேட் பண்றது முக்கியம். ஏன்னா, ஒரு 20 பேர் 15 பேர்னா நம்ம வீட்லே கூட நம்ம ஆளுக வச்சு சமாளிச்சி ஆமா போட்டுக்கலாம். நம்ம எக்கனாமிக்காவும் நமக்கு வந்து, அது வந்து ஒரு சிறந்த வழியா இருக்கும். இப்போ ஒரு 50 60 பேருன்னு வரங்கம்போது நாங்க வந்து ஒரு கேட்டரிங்கு யாராச்சும் கிட்ட சொல்லிரலாம். ஏன்னா, வந்துட்டு அ, வெஜ்ஜின்னா யாரும் சாம்பார் அவ்ளோ ஊத்த மாட்டாங்க. <chuckles> ஆனா நான்வெஜ்ஜின்னா எல்லாரும் கோழி கொழம்புனா நல்லாவே அடிச்சு நொறுக்குவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும்.
சரிங்க. சமைச்சிக்கலாம். அம்மா அவங்கலாம் சேர்ந்து சமைச்சிக்கலாம். இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ம். நிச்சயமாகங்க. அதுக்கா தான வரது. <laughs> ஆ.
கண்டிப்பா. அதனால சரி, வரவங்களுக்கு குற வெக்க கூடாது அப்டிங்கிறக்காக, சரி ஒரு நல்ல கேட்டரிங்க பார்த்து நம்ம சொல்லிரலாம், அப்டின்ற மாரி எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா, வயது மூத்தவர்கள் இருப்பாங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து வெஜிடேரியன் சாப் அ, வெஜிடேரியனா இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பட மாட்டாங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் போவுது. ஸோ நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, வெஜிடேரியன் யார் யாரு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து வீட்ல நம்ம வந்து சமைச்சிரலாம். ஏன்னா, மேக்ஸிமம் ஒரு 4 5 பேரு தான் இருப்பாங்க.
ம். கம்மியா தான் இருப்பாங்க. அதனால நம்ம அம்மாவ வச்சே சமைச்சுக்கலாம். இல்லைங்களா? ஓகேங்க
ஆமாங்க. அதனால நான்வெஜ் மட்டும் நல்லா நம்ம சொல்லிரலாம் அப்டின்றம்போது, சரி மெனு எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்டின்ற மாரி நம்ம ஆரம்பிப்போம், இல்லைங்களா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொண்ணு சொல்றாங்க. ஆமா. அப்பறம் ரொம்ப பார்த்துட்டு நாங்க என்ன யூஸ் பண்ணோம்னா, ஒரு அ, ஒரு ரோஸ் ஸ்வீட்டுன்னு எங்க ஊர் பக்கத்துல வெக்கிறாங்க. அது வந்து அந்த, அ, அ, ரோஜா இலைகள், அந்த குல்கந்து அந்த மாரி விஷயங்கள்லாம் போட்டு ஒரு ஸ்வீட்டுங்க சரி அதை வெக்கலாம், ஒரு பிரெட் அல்வா வெக்கலாம் அப்டின்னு முடிவு பண்றோம். அப்புறம் வேற என்னன்னா ஸ்டாட்டர்ஸ் அப்டின்னா எங்களது வந்து இந்த பக்கம் வந்து இந்த அ -பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க.
ஆமா, கண்டிப்பாங்க. ஆ, ஆமாங்க, ஆ, சரிங்க. ம் சரிங்க.
ஸோ அது. அ, பச்சை மிளகாய் வறுவல், இந்த மாதிரி விஷயங்கள்.
ஆஹ. பச்ச மிளகாய் வறுவல். என்னங்க டிஷ் இது? செம்மையா இருக்கும் போலயே.
ஆமா. இது எங்க அம்மாவோட வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுங்க. அது வந்து இப்
அந்த டிஷ்ஷு கொஞ்சம் சொல்லுங்களேன், ப்ளீஸ்
ஆமாங்க. இப்போ இது வந்து நான் சின்ன கொழந்தையில இருக்கும்போது பண்ணாங்க. அது என்னன்னா அந்த அன்னிக்கி வரமொளகா இல்ல. அதனால எங்க அம்மா வந்துட்டு நான் வந்து நான் என்னைய எங்க அப்பாவயோ கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அப்பா வந்து நான் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது அப்டின்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மா கடுப்புல என்ன பண்ணாங்க, இருக்கறது அப்ப பச்சை மொளகா தான் அதையே போட்டு செய்றேன் தின்னுங்க அப்டின்டாங்கங்க. ஒண்ணு இல்லை வெறும் அ, அ, நல்லெண்ணெயோ இல்ல தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள். ஊத்திட்டு அ, சின்ன வெங்காயம் அப்பறம் 1 கிலோவுக்கு ஒரு 13 12 பச்சை மொளகா. அ, பொடி பொடியா நறுக்காம, ஒரு கீறி விட்டு பாதி பொலந்த மாதிரியும் பாதி இருக்கிற மாதிரியும் அப்படியே போட்டுருவோம் முழுசா.
<chuckles> சரிங்க சரிங். <chuckles> சரிங்க. ஆஹா! ம். சரி. அ.